சரி.
எங்க வீட்ல எப்படின்னா, அது கரெக்ட்டா நம்ம பெட்டுக்கு நேரா அந்த ஜன்னல் இருக்கும். அதனால, "நாங்க எப்பவுமே இரவில வந்து மூடி வைக்கணும்" அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கும். ஏன்னா வெளில இருந்து இந்த லைட்டுமே உள்ள வரும். நம்ம இந்த தெரு லைட்டு உள்ள வரும். அது வந் ஆமா ஸ்கிரீன் போட்டுருவேன். நல்லா கருப்பா காத்தே உள்ள வராத மாதிரி உள்ள போட்டுருவேன். ஆனா, பகல்ல வந்து அந்த சூரிய ஒளியுமே பெருசா வராது. கொஞ்சம் தயங்கி தயங்கி அந்த ஸ்க்ரீன்க்கு அன்னாண்டயே நிக்கும் அது வ
ஆமாமா. ஆ, அதனால ஸ்கிரீன் மாரி எதுவும் போடுவீங்களா? ம். அதனால நகட்டி உட வேண்டிருக்கும்!
ஆமா. இது ஒரு பிரச்சனை இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்? நடுவுல எப்பயாவது நம்ப எழுந்திரிக்கும்பொழுது இரவுல, அப்போ வந்து கொஞ்சம் லைட்டா வெலக்கி வுட்டுருவேன். இல்லை ஒரு ஹோல் மாரி போட்டு வச்சுருக்கேன். அதுல மட்டும் நமக்கு சூரிய வெளிச்சம் மட்டும் வந்தா போதும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா, இரவுலயும் வெளி லைட் உள்ளே வரேன்ற பிரச்சனை இருக்கு. அப்போ வரப்போ நமக்கு சீக்கிரம் தூக்கம் வராது.
சரி. ஆமா, அது உங்களுக்கு அது ஆ தூங்க ஒரு தூக்கமே வரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு கொண்டு போக முடியாது உங்கள.
ஆமா. ஆனா. எனக்கு இன்னொரு பழக்கமும் இருக்கு. என்னான்னா, ரொம்ப லைட்டு இருக்கக்கூடாது. மீடியமா இருந்தாலும் தான் எனக்கு வந்து இந்த தூக்கம் வரும். ஏன்னா எனக்கு இந்த கோஸ்ட் பயம் எல்லாம் கொஞ்சம் அதிகம். <laughs> ஆமா. அந்த துண்டு ஆடிச்சுனாலே
அதாச்சி ம். கும்மிருட்ட பாத்து உங்களுக்கு பயம். ம் நம்பிட்டேங்க. கோஸ்ட் பாத்து பயப்படுற ஆள் தான்.
<laughs> இந்த துண்டு ஆடிச்சினாலே கத்தி ஊர கூட்டிடுவேன். அந்த இரவுல நம்ம நடந்து போறப்போ.
ம். ஓ!

ஆ, பாப்பேன். இப்ப ஏதாது எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கணும், எனக்கு ஒரு பொருள் வாங்கணும், ஏதாது ஒரு ஸ்டாண்டு வீட்டுக்கு தேவையானது வாங்கணும் அப்டின்னா அதோட ரிவ்யூஸ் மட்டும் போய் பாத்து, அதோட லிங்க வந்து நான் சேவ் பண்ணி வச்சுட்டு போய் படுத்துருவேன். மறுநாள் காலைல மறுபடியும் அத எடுத்து பாத்து ஆர்டர் போடுவேன். இதுக்காக ஏதாது ஷாப்பிங் பண்ணணு அப்டினா தான் நான் போவேனே தவர, தேவயில்லாம சரி போய் சும்மா ரீல்ஸ் பாப்போம் அப்படின்ற மாரி பாக்க மாட்டேன். அது நான் முதல்ல நான் பாத்துட்ருந்தேன். இப்போலா நறிய நமக்கு வேல இருக்கு அப்டின்றதுனால அதெல்லா நானே படிப்படியா குறைச்சுக்குட்டேன். ம். எனக்கே தோணும். அந்த மாரி போய் ஒரு 4 ரீல்ஸ் என்ன மீறி பாத்துறுவேன். என் அப்டி பாக்கும் பொழுது தோன, என் என் மனசு சொல்லும், என்ன நீ நேரம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டிருக்கா? அவங்கலோட வீடியோ பாத்து அவர்களுக்கு ஏன் காசு கொடுத்துட்ருக்கா? அப்டின்ற மாரி தோணும். <chuckles> அப்ப என்ன பண்ணிடுவேன்?
ஓஹோ. சரி. அ குறச்சுக்கிட்டீங்க, அ. சரி. அ. அதுவும் நல்லதுதான். ஏன்னா அது உண்மையிலேயே நீங்க ஒரு உ அது சார்ந்து ப்ரொடெக்டிவா நீங்க எதுவுமே பண்ண முடியாது. அது அ நேர பொழுதுபோக்கு தான் வேறு ஒன்னும் இல்ல, இல்லையா?
ஆமா. அதுலந்து பெருசா நமக்கு, என்ன ஒரு நியூஸ் வரும், இல்ல ஒரு மீம்ஸ் வரும். அவ்ளோதானே தவர, அது எனக்கு தேவயில்ல அப்டின்ற மாரி தோணுச்சு எனக்கே வேணு அதுக்குன்னு ஒரு நே இப்போ சனி ஞாயிறு சொல்கிறீங்களா மதியான குழந்தலாம் தூங்கிடுச்சு அப்போ நாம வந்து கொஞ்ச நேரம் பாக்கறது அந்த மாரி ஒரு வச்சுப்பேனே தவர. ஆனா எனக்கு இருக்குற வேலைக்கு மூச்சு விடுறதே பெரிய டைம் இருக்காது அதனால.
ஆமா, ம். கஷ்டம் தான். தொடர்ந்து எடுங்க மூச்ச, நிப்பாட்டிடாதீங்க. அ ரொம்ப ரொம்ப பிஸியா இருக்குற ஆள் மாரி தெரியுது. இப்ப பாத்தீங்கன்னா, இந்த அ உடல் ரீதியா வந்து சிலதூ நல்லா ஒரு விஷயங்கள செய்வாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா தூங்குறதுக்கு முன்னால சாப்புட்டதுக்கப்றோ வந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்டி சும்மா நடைப்பயணம் போய்ட்டு வருவாங்க. அதனால என்னன்னா இந்த உடல் ஆக்டிவ் ஆகி செரிமானத்துக்கு கொஞ்சம் உதவும். அதுபோக, சில பேர் என்னென்னா அந்த பால்லலாம் குடிப்பேன் நாலாம் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னால, இந்த மஞ்சள் போட்டு, அ. ம் அந்த மாரி பழக்கவழக்கங்கள் எதுவும் இருக்கா உங்களுக்கு தூக்கத்த ஒரு
<giggles> <chuckles> ம். ஆ. ஆமா. கண்டிப்பா. ஆமா. நானு குடிப்பேன். என்ன பண்ணுவனா? ஆ, இருக்கு, இருக்கு. நான் என்ன பண்ணுவனா, மேஜையில வந்து ஏதாது ஒரு பிஸ்கெட் வச்சுருவேன, ஒரு தண்ணி வச்சுருவேன். தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு காஃபி. ஏன்னா அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அலுப்பா இருக்குமா கொஞ்ச எதாது குடிச்சா தான் கொஞ்ச பிரிஸ்கா இருக்கிற மாரியே இருக்கும். ஒரு மாரி இருக்கும்.
சரி. அய்யய்யோ! ம். ஆனா காஃபி குடிச்சா உங்களுக்கு தூக்கம் கெட்டுபாங்களே பெரும்பாலும்.

ஆமா. எனக்கு வந்து வேல செய்றேன்றதுனால காலையிலேருந்து வேல செய்றேன்றதுனால, என்னால இந்த தொடவே முடியாது. அதுவும், கொழந்த இருந்தாங்கன்னா, என்னால அத பாக்கவே முடியாது. யார் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க? எதாவது அலுவலகத்துலருந்து முக்கியமான மெசேஜா? இது எதுவுமே பாக்க முடியாது. கண்டிப்பா தூங்குறதுக்கு முன்னாடி, எனக்கு வேறு வழி இல்ல, 10 நிமிஷம் நான் பாத்துதான் ஆகணும். ஆனா, என்னா சொல்வாங்கன்னா, "இது வந்து பாக்கக்கூடாது. தூக்கம் கெட்டுடும்" அப்டின்னுவாங்க. ஆனா, எனக்கு அது பாக்கலன்னா தான், தூக்கம் வராது. ஏன்னா அன்னைக்கு, யார் எனக்கு எதனா வேலை குடுத்துருக்காங்களா?
சரி. ம்ஹ்ம். அதாவது ஒரு திருப்தி இருக்காது உங்களுக்கு எதாவ என்னா நட உலகத்துல என்னா நடந்ததுன்னு? தெரிஞ்சிக்கணும்னா, நீங்க கைப்பேசிய பாத்து தான் ஆகணும். ஆ,
இல்ல இல்ல. உலக நடப்பு, நாட்டு நடப்புலாம் நான் பாக்க மாட்டேன்.
இல்ல, பொதுவா சொல்றேன். நான் எனக்கும் அந்த பழக்கம் இருக்கு, அதனால கேக்குறேன்.
ம். உலக நடப்புல ப யார் நமக்கு மெசேஜ் அனுப்ச்சிருக்கா! ஏன்னா? நான் எந்த ஒரு அன்வான்டட் குரூப்லயுமே இருக்க மாட்டேன். இந்த குட் மார்னிங், குட் நைட் அனுப்புற நண்பர்கள்லாம் இருந்தாங்கன்னா பிளாக் பண்ணிவுட்டுருவேன். ஏன்னா
அஹம், சரி. ஏன்னா அது தேவையில்லாம டேட்டா தான் காலி பண்ணுது.
ஆமா. அந்த மெசேஜ பாக்குறதுக்காக, நான் போய் ஃபோனை தொறந்து பாக்குற மாதிரி இருக்கும். 1 வாட்டி, 2 வாட்டி திட்டுவேன். அனுப்பாதீங்க அப்படின்னுட்டு. இப்போ எங்க மாமியாரோடைய தோழிகள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா! அவங்கலாம் வந்து வயசானவங்க. அவுங்களுக்குலாம், டெய்லி காலையில எழுந்ததும் அனுப்புறது தான் வேலை. வெள்ளிக்கிழமை ஆமா. அப்படி அனுப்பிச்சா கூட பரவால்லங்க. வெள் "மங்களகரமான வெள்ளிக்கிழமை. வெளக்கேற்றவும்." அப்படின்னு அனுப்புவாங்க. ஒரு 2 நாள் பிளாக் பண்ணிவுட்டேன். அப்பறமா, அவுங்களுக்கே வந்து புரிஞ்சிருச்சு! இந்த பொண்ணுக்கு புடிக்கல போல நம்ம அனுப்புறது, அப்படின்னுட்டு. அதுக்கப்புறமா ஒரு 1 வாரம் கழி
ம், ம். ஆமா. இனிய காலை வணக்கம் அப்படிம்பாங்க! ம். ம். அஹம். ம் ம். கண்டிப்பா. உங்க கணவர் ஏதாவது காலையில உங்களுக்கு அனுப்பும்போது, என்ன என்ன பண்ணுவீங்க?
இல்ல. அவரு அனுப்ப மாட்டாரு, அவரு கூடயே இருக்காருல்ல! அவருக்கு தெரியும்ல! "எனக்கு இது புடிக்காது" அப்படின் ஏதா முக்கியமான தகவல்கள் மட்டும் தான் நம்ம வந்து, "இத வாங்கிட்டு வரணும், அத பண்ணணும்" அப்டிதான். அவருக்குமே வந்து இது புடிக்காது யாரு குட் இ
ம், சரி சரி. வேற விதமான வீடியோக்கள் எதுவும் நீங்க பாக்க மாட்டீங்களா? YouTubeல இதுலலாம் போய் பார்க்க மாட்டீங்களா? அதுக்கெல்லாம் நேரம் செலவிட மாட்டீங்களா? சரியான நேரத்துல ஃபோனை அமத்திட்டு, 11:00 மணின்னா, 11:00 மணிக்கு படுத்துருவீங்களா கரெக்ட்டா?